ஆ, ரொம்ப எக்சைட்டிங்கா இருந்துச்சுங்க. நான் வந்து அப்போ, அவ்வளோ பெரிய பொண்ணு இல்ல. ஒரு 7த்து, 8த்து படிக்கிற பொண்ணு தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பாடல்கள், இந்த ம்யூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும். நெறையா கேட்டுகிட்டே இருப்பேன். அப்பெல்லாம் சன் ம்யூசிக் தானேங்க நமக்கு! <laughs> சன் ம்யூசிக்க போட்டு விட்டுட்டு, வீட்டுல நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்ட்டுருக்க வேண்டியது தான். <laughs> அது மாதிரி வந்துட்டு
ஆஹா. சரி, ச சரிங்க, ஓ. சரிங்க. ஆமாமாங்க. <laughs> ம். சரிங்க. ஆமா எனக்கு இன்னும் அதுக்கும் முன்னாடி இந்த சன் டிவி ல பெப்சி உமா போன்ற நிகழ்ச்சிகள்ல இருந்தே, நான் பாட்டு கேப்பேன். <laughs> ம், ஆமாமா.
ஆ சூப்பரா இருக்குங்க. அவுங்களல்லாம் இப்ப கூட ஏதோ இதுல பாக்கும்போது கூட, அப்டியே நினைவுகள், அப்டியே ஓடிருச்சு. அந்த பெப்சி உமாவ பாக்கிறதுக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. இப்ப வந்துட்டு, அந்தக் கச்சேரி வந்து பாத்தீங்கன்னா, யார் யாரு வரப்போறாங்க? அப்டின்னு வந்து சொல்றாங்க. அ ஒரே எக்சைட்டிங்கா இருக்கு. பார்த்தீங்கன்னா, வந்து பெரிய பெரிய பாடகர்கள் எல்லாமே வர்றாங்க. எங்களுக்கு ஒரே வருத்தம் என்னான்னா, சரி அந்தப் பாடலோட, நடனத்தையும் வச்சிருக்கலாமே. ஹீரோயின்ஸும் வந்துருப்பாங்களே!
ம்ஹூம். கண்டிப்பா <laughs> ஆ. கண்டிப்பா. ஓஹோ, சரி. ஆ. ஆஹா. சரிங்க. <laughs> ஆமா, ஆமா கண்டிப்பாங்க.
ஆமாங்க. அது 1 மட்டும் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். கடைசில பாத்தீங்கன்னா, அது வந்து புஸ்ஸுன்னு ஆயிருச்சு. பாடகர்கள் மட்டும்தான் வர்ற மாரி இருந்தாங்க. இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, கச்சேரி. இன்னைக்குல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரே ஆர்ப்பாட்டம் தான். அ ஸ்கூல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஆனுவல் டேக்கு ஒட்டுற மாரி, அந்த இதெல்லாம் அ பேப்பர்லாம் ஒட்டி அ ஒரே ஜாலியா இருந்துச்சு. ஆமாங்க. <laughs> ஆமாங்க. ஒரே ஜாலியா வந்து போயிட்டு இருந்தது. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா, கச்சேரி ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 10 மணி போல அ எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு காரா வந்து எறங்குதுங்க.
ஓஹோ. சரி. ஆஹா. ஓஹோ. அ. ஆஹா. ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆஹா. சரிங்க. அஹா. ஓ. சிறப்பு. ஆஹா.
முதல்ல வந்து பாத்தீங்க அப்டீன்னா, ஆ இளையராஜா சார் வர்ராரு!
அப் ம். ஓஹோ.

ஆ, அந்த சுத்தி, சுத்தி சாங்குதாங்க ஆடுனோம். அது வந்து எப்படின்னா, மிஸ்ஸு ஆமாங்க. மிஸ்ஸலாம் பார்த்துருவாங்க, பிரின்சிபல் பார்த்துருவாங்கன்னு, அ கொஞ்சம் அந்த யாராவது நின்னுட்டு இருப்பாங்க, அவுங்க பின்னாடி போய் நின்னுட்டு, கொஞ்சம் குனிஞ்சு சுத்தி, சுத்தி நாங்க சுத்திட்டே அ. ஆமாங்க.
ஆ. அதுதான். ம். ஆஹா! ஆமாமா. ஆ. சிறப்பு, சிறப்புங்க. ம். எ
அது மாரி வந்துட்டு அது மாரிலாம் ஃபன் பண்ணோம். இது வந்து ரொம்ப பேக்கு, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ண்டா வந்துட்டு ஒரு கான்செர்ட் போகணுன்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசைங்க. அது எப்போ வந்து ரொம்ப எனக்கு கான்செர்ட் நெறைய நடக்குதுன்னு தெரியும். ஆனா, எனக்கு அது எப்ப ரொம்ப அதிகமான ஒரு விருப்பம் வந்ததுன்னா, இந்த ஹாரிஸ்ஸோட கான்செர்ட் வந்து இடையில ஒரு வாட்டி வந்து, அந்த "முதல் கனவே" அந்த சாங்கோட பீஜியம் வந்து போட்டுருந்தாங்க பார்த்தீங்களாங்க? அ ரீல்ஸ்ல கூட போட்டுட்டு இருந்தாங்க. ஓ! அது அந்த கான்செல்ட்லாம் பார்க்கும்போது Youtubeல பார்க்கும்போதல்லாம் ரொம்ப ஆசை. என் கணவர்ட்ட காமிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப என்ன பண்ணாருங்க எ எனக்கே தெரியாது. 3 மந்த்த்ஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்ல வந்துட்டு ஒரு ஏ ஆர் ரகுமனோட கான்செர்ட் நடக்க போகுது. அதுக்கு வந்து டிக்கெட் ஓப்பன்ல இருந்திருக்கு. என்னோட கணவர் வந்துட்டு ஆன்லைன்ல எல்லாமே டிக்கெட் புக் பண்ணி, அ 3 டிக்கெட் வந்து புக் பண்ணி வச்சிருந்திருக்காரு. எனக்கு நிஜமாவே இத பத்தி ஐடியாவே இல்லங்க. அ. ஆ திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஹைதராபாத் கிளம்பலாம்ப்பா. நான் டிக்கெட் வந்து போட்டுருக்கேன்." அப்பிடீன்னாரு. "எதுக்குங்க? என்ன விஷயம்?" எதுக்கு டிக்கெட் புக் பண்ணீங்கன்னு ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்து காட்டுறாரு. ஹைதராபாத் போறதுக்கு 3 டிக்கெட் போட்டுடாரு. "என்னங்க, என்ன விஷயங்க? அங்க என்ன நடக்குது?" என்னன்னா, அப்பதான் தான் சொல்றாரு. ஏன்னா சொல்லாமே கூட்டிட்டு போக முடியாது இல்லயா! அதெல்லாம் வந்து சும்மா படத்தில தான் வந்து சர்ப்ரைஸா கூட்டிட்டு போய் காட்ட முடியும். அவரு 3 மாசமா
ஆஹா! கண்டிப்பா. ஆ. ஓ! சரி, சரிங்க. ஆஹா! ஓ! ஆமாமா. ஓஹோ! இல்லங்க. நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. ஆஹா! சரி, சரி. ஆஹா! ஓ! ஓஹோ! சரிங்க. ஆ. சரிங்க. சரி, சரிங்க. ஓ! ஆ. ஆஹா! ஆஹா! சரி, சரி. அ. ஆமாமா. கண்டிப்பா. ஏங்க நாமளே கண்டுபிடிச்சுருவோங்க, ஒரு பாயிண்ட்டக்கு அப்பறமா. ஆ.
ஆமாங்க. 3 மாசமா மறைச்சு வச்சதே, அவருனால முடியலயாம், டிக்கெட் எடுத்ததே. அப்பதாங்க சொல்றாரு, இந்த மாரி ஏ ஆர் ரகுமனோட கான்செர்ட் வந்து 3 மந்த்ஸ் முன்னாடியே டிக்கெட் எடுத்துட்டேன். அ இதுதான் வந்துட்டு டிக்கெட்ன்னு சொல்லி, எடுத்தத்தெல்லாம் காட்டு்றாரு. பயங்கர குஷிங்க. செம்ம என்து ஐயோ! தாங்க முடியல. நானும் என் பொண்ணெல்லாம் "அம்மா பயங்கரமா இருக்கு." ஏன்னா ஏ ஆர் ரகுமானோட மிகப்பெரிய ஃபேன்ங்க என் பொண்ணு, நான்லாம். அப்போ அது வந்து எதுவும் மறக்க முடியாதுங்க. இங்கேருந்து கிளம்பி ஹைதராபாத் போயி அ என்னோட பொண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா, அதான் ஃப்ளைட்டோட 1 எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க வந்து பயண விஷயமா துபாய்க்குலாம் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஆனா என் பொண்ணு வந்து அன்னக்கி தான் ஃப்ளைட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. அப்பிடிங்கும்போது, அவுங்கள கூட்டிட்டு ஹைதராபாத் போயி, அங்க ஒரு நல்ல ஹோட்டல்ல எடுத்து, அதுக்கப்புறம் கான்செர்ட்குள்ள போனோம் அப்பிடின்னா, ஆ நல்ல ஒரு பெரிய ஸ் ஸ்டுடியோல தான் வந்து அந்த கான்செர்ட் போட்டுருந்தாங்க. அங்க போயி அந்த ஒரு 1 டே அந்த கான்செர்ட் வந்து அந்த நைட் லேட் நைட் டைம்ல அந்த கான்செர்ட் அட்டெண்ட் பண்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க.
<laughs> அ. சரி, சரி. அடடா! ஆ. சரி, சரிங்க. ஆஹா! ஆமாமா. கண்டிப்பா. ம்ஹ்ம். ஓஹோ! ஓ! சரிங்கே. ஆஹா! சரி, சரி. ஓஹோ! சரி, சரிங்க. ஆ. ஆஹா! கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது நமக்கு சாதாரணமா ஒரு இசைய வந்து தொலைபேசிலயோ! இல்ல தொலைக்காட்சியிலயோ கேட்கும்போதே, அது ரொம்பவும் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடியது. இந்த ஏ ஆர் ரஹ்மானோட இசையில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆள உருக்கவும் செய்யும். உருகுன ஆள வந்து எப்பிடி, கொப்பளிக்கவும் செய்யும் எரிமலையா. அப்பிடிப்பட்டவர நேர்ல பார்த்த அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது, என்னாலயே புரிஞ்சுக்க முடியுது. அந்த உணர்ச்சிய நீங்க எப்பிடிதான் கட்டுப்படுத்தத்துனீங்க? ஏன்னா, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சியா இருந்திருக்குமே!
ஆமா.

ஆமாங்க. <inhales> அப்ப வந்து பார்த்தீங்கன்னா-
எப்படிங்க எனக்கு ஆ, அதாவது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அவ்ளோ சீக்கிரம் அவர்லாம் கையிலேயே புடிக்க முடியாதுங்களே! ம்.
அதெல்லாம் இப்பதாங்க, அப்பலாம் <laughs> வந்து, <inhales> அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆ எல்லாருமே வந்து இந்த மாதிரி கச்சேரி இந்த மாதிரிலாம் போய்தானங்க அவங்களுடைய இத வந்து பெருசு பண்ணுனாங்க.
அப்படியா? <laughs> ஆஹா. ஆமாமா. கண்டிப்பா.
ஆ, இப்பதானங்க எல்லாமே இந்த யூடியூப்பு இந்த ஆ ஸ்பாட்டிஃபை இதெல்லாம் வந்து மியூசிக்க வந்து வளர்கறதுக்கான நிறைய பிளாட்ஃபார்ம் இப்ப தான் இருக்கு. <inhales> 90 காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவால்லா எதுமே இல்ல கேசட் போடுவோம் இல்லையா. <inhales> கேசட் போட்டு கேப்போம். சன் மியூசிக்ல <laughs> பண்ணுவோம், இந்த மாதிரி தான், <inhales> அப்படிங்கும்போது எனக்கு வயது எனக்கு கம்மி தான் இளையராஜான்னா அவ்வளவா நம்மளுக்கு யாருனே தெரியாது. ஆனா ஒரு மியூசிக் டைரக்டர்னு மட்டும் சொல்லிட்டாங்க.
ம். ம். கண்டிப்பா. ஆஹ. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. சரி, சேரிங்க. <laughs> சேரி, சேரிங்க. வேற யார்லாங்க வந்திருந்தாங்க? ம்.
எங்க மிஸ்ல்லாம் பாத்தீங்கன்னா, ஆ, எங்க மிஸ்ல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பயங்கரமா குஷியாயிட்டாங்க, இளையராஜா பாத்தீங்கன்னா அவங்கலாம் 80, 70 கிட்ட இருப்பாங்கள்ள, <inhales> <laughs> ஆ சொல்லப் போனா 70 கிட்ட தான் இருப்பாங்க அவங்கல்லாம், எனக்கு கிளாஸ் எடுத்தவங்களாம் 70 கிட்ட தான் இருப்பாங்க கண்டிப்பா. <laughs> <inhales> அப்படிங்கும்போது அவங்கலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா குஷியாவறாங்க ஏய் இளையராஜா, இளையராஜா பயங்கரமா மிஸ்ஸே பயங்கரமா, ஏன்னா மிஸ்ஸே நம்ம ஒரு இமேஜ்ல வச்சிருப்போம். <laughs> <inhales> அதிலங்க, அவங்க திடீர்னு குஷியாவும் எங்களுக்கு, ஏய் இவரு பெரிய ஆளு போலப்பா, அப்படின்னு பயங்கரமான ஒரு இதுங்க. <inhales> அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இளையராஜா தொடர்ந்து அடுத்து வந்துட்டு எஸ்பிபி வந்து வர்றாரு, பாலசுப்ரமணியம் அவரு வர்றாருங்க. <inhales> ஆ அவரு வந்து வர்றாரு, அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சித்ரா அம்மா வராங்க. <inhales> இப்படியே லயன்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய, பெரிய பாடகர்கள்லாம் ஒவ்வொருத்தங்களா வராங்க.
ஓ! <laughs> ஆமாமா. ஓஹோ! சேரி, சேரி. ஓ! <laughs> ஆமாமா. <laughs> <laughs> <inhales> ம். சேரி. அடேயங்கப்பா ஆ சேரிங்க. ம். ஓ! ஆமாங்க, பெரிய, பெரிய ஜாம்பவான்கள்னே சொல்லலாம், இன்றைய காலகட்டத்துக்கு அவங்களோட பாடல்கள்லாம், அவ்ளோ ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கு எந்த வயசுல இருக்கவங்களும் அவங்களோட பாடல ரொம்ப ரசிச்சு கேக்குவாங்க இல்லையா இப்பலாம்? ம்.
ஆமாங்க. <inhales> கண்டிப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா எங்க ஸ்கூல்க்கு பெரிய கேம்பஸ் ங்க, ஒரு நல்ல, ஒரு நேம் உள்ள ஸ்கூல்னால <inhales> கண்டிப்பா வந்து ஒரு நல்ல அமௌன்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் அவங்களையெல்லாம் வர வச்சுருப்பாங்க. சோ, இதுல வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. <inhales> ஆ அப்ப வந்துட்டு எல்லாமே வந்துட்டாங்க, <inhales> ஆ உங்களுக்கு வந்து ஷோ ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்தாங்க ஹரிணி, ஹரிஹரன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, <inhales> ஆ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோ வந்து ஆரம்பிச்சுட்டாங்கங்க.
ஓஹோ! சேரி, சேரிங்க. கண்டிப்பா. ஆஹா! சேரிங்க. சரி. ஓஹோ! சிறப்புங்க. சேரிங்க.
அப்ப வந்துட்டு இது எப்படிப்பட்ட ஷோ நான் வந்து நாங்கலாம் பாத்தீங்கன்னா என்னப்பா எல்லாருமே வயசானவங்களா இருக்காங்க. <laughs>
ம்ஹ்ம். <laughs> ஆ.
என்னப்பா இது ஒரு யங்கா யாருமே இல்லையே அப்படின்னு நாங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நான் அங்க போய் நிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அக்காங்களோட தான் நிக்கிறது. நம்ம வயசு பிள்ளைங்களோட நிக்கிறது இல்ல. <laughs> பெரிய அக்காங்களோட தான் போய் நின்னுட்டு அவங்களோட ஃபன் பண்றது. அப்படிங்கும்போது, சேரிப்பா கேப்போம் என்னதான் பான்றாங்களேன்னு கேப்போம், அப்படின்னு நம்மளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ங்க, ஆ ஒவ்வொருத்தவங்களும்
சரி, சரி. சிறப்பு, சிறப்பு. ஆ. ஹோ! சரி. ஆஹா! சேரிங்க ஆனா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம்ங்க, இப்போ இது எல்லாமே அந்த பள்ளி மாணவர்களுக்காக மட்டும்தானா, இல்ல பிற மாணவர்கள் இல்ல பெற்றோர்கள் எல்லாருமே வர்றதுக்கு தனியா, அந்த சீட்டு கொடுத்து வரவழிச்சாங்களா?

எல்லாருமே வர வச்சாங்கங்க. அது அதுக்காக தான் அந்த வந்து டொனேஷன்கா க கலெக்ட் பண்றக்காக தான். அப்போ பள்ளி மாணவர்கள மட்டும் கொடுத்தா பத்தாதுன்றதுக்காக அந்த சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் மாரி குடுத்து எல்லோருமே வந்தாங்கங்க. நல்ல பெரிய கூட்டங்க நாங்க கேம்பஸே பெருசு அப்பிடிங்கும்போது, அ கிரவுண்ட்ல வைக்க போய் ஃபுல்லா ஒரு ஓப்பன் ஸ்பேஸுங்னால நிறைய கூட்டம் அள்ள நிறைய பேரு வந்து அன்னக்கி வந்துட்டு இருந்தாங்க. அப்பிடிங்கம்போது ஆ உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து ஆ சித்ரா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாலே எனது கண்ணே நேற்றோடு அந்த பாடல வந்து பாடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த பாட்டு. <laughs> ஆ ஆ எனக்கு எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன இவுங்களா அந்த பாட்டு பாடினாங்க! ஐயோ! என்ன
ஓ! ம். சரி, சரி. சிறப்புங்க. ஆமா. ஆமா, ஆமா. ஓ! சரிங்க. ஆஹா! சரி, சரி. ஆ. ஓ! <chuckles> சரி, சரி. அடடா! ஆ, <laughs> ஓ! ஆ, அதுதான் நானே கேட்கணுன்னு நினைச்சேன். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குன்னா, அத பாடுனது யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சா உங்களுக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு, சிறப்பு, சிறப்பு. அ.
தெரியலங்க. நம்ம சின்ன வயசு அப்பலாம் நம்மக்கிட்ட ஃபோன் கிடையாது. அப்ப டச் ஃபோனே எனக்கு தெரிஞ்சு இல்ல. அ யாரா ஒருத்தவங்க தான் வச்சிருப்பாங்கல்ல. அப்போ இந்தமாரி போய் கேட்கிறதுக்கெல்லாம் இல்ல, அப்பிடிங்கம்போது இப்ப நம்ம சுலபமா வந்து எந்த பாடலா இருந்தாலும், டக்குனு Googleல போடுறோம். இல்ல ட ஹிஸ்டரியே வந்துருது. <chuckles> மியூசிக் டைரக்டர் ஓட ஹிஸ்டரியே. அப்ப நமக்கு தெரியாது. இந்த பாட்டு பாடவும் ஸ்டன் ஆயிட்டு, "ஏய்! இவ தான் அந்த பாட்டுனால! ஏ இவ என் ஃபிரெண்டோட ஏன்டி! ஏன்? ஏன்?" உணர்ச்சிய கட்டுபடுத்து <laughs>
ஆ. ஆமா. கண்டிப்பாங்க. ஓஹோ! ஆமா, ஆமா. கண்டிப்பா <laughs> ஆமா. சரி, சரி. ஆ. உணர்ச்சி வசப்படாத சாந்தி, சாந்தி
ஆமாமா. நம்ம கொஞ்சம் எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா தான் போடுவோமா!
சிறப்பு, ஆ. ஆமா, ஆமா. ம். ஏங்க அந்த வயசில இதெல்லாம் பண்ணாம வேற எந்த வயசிலங்க நம்ம இதெல்லாம் போய் பார்க்கிறது பண்றது உண்மைதானே! ம்.
ஒத்துக்கணும் இல்லங்க. உண்மைய ஒத்துக்கிறது வந்துட்டு <laughs> அப்படிங்கம்போது கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. <chuckles> அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா ஆ உங்களுக்கு வந்துட்டு அந்த பாடல்லலாம் பாடும்போது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குஷியாயிட்டேன் நான். அதுவரைக்கும் எனக்கு பெருசா இளையராஜா பாடுனதுலாம் நல்லா இருந்தது. ஆனா நம்மளுக்கு அது தெரியல. எனக்கு அந்த பாடல் பத்திலாம் ஒரு ஐடியாவும் இல்ல. ஆ அப்பிடியே கொஞ்சம், கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகி கொஞ்சம் நம்ம ஏஜுக்கு உள்ள பாடல்லாம் வரும்போது, அ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப இது அ ரொம்ப வந்து நான் ஆரம்பத்தில ரசிக்கலனாலும், போக, போக ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சுட்டேங்க அந்த கச்சேரிய!
சரி. ஓஹோ! ஓஹோ! சரி, சரி. ஆஹா! ஓ! ஆஹா! சிறப்பு, சிறப்புங்க. ஆ.
<chuckles> இதுமாரி நிறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிஹரன், ஹரி ஆ ஹரிணி இவுங்க எல்லாம் நிறைய பாடல்கள் எல்லாம் வந்து பாடுனாங்கங்க. அப்போ ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ "சுத்தி, சுத்தி வந்திக!" அந்த பாட்டும்
ஓஹோ! சரிங்க. ஆ. ஆஹா! <laughs> சரி, சரிங்க. அப்
ஆமாங்க. அந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, ஹரிணி தான் பாடியிருப்பாங்க போலயே! எங்களுக்கு தெரியாது. அவுங்க பாடும்போது அவ்ளோ அழகா அந்த சிரிக்கிறதுலாம் பார்த்தீங்கனா, சிரிச்சிக்கிட்டே அந்த நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா <chuckles> சிரிப்பாங்க பார்த்தீங்கனா, அந்த சிரிக்கிறத எல்லாம் வச்சிட்டு பாடும்போது இத பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. உண்மையாவே அந்த கச்சேரி வந்துட்டு மறக்கவே முடியாது.
ஆ. ஓஹோ! ஆ. ஆ <laughs> ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆஹா! ம். சரிங்க. ஓஹோ! சரி. இப்ப நீங்க ஆரம்பத்துல ஒரு ஆசைபட்டீங்களே! என்னடா! இது டான்ஸ் இல்லயோ! அப்பீடின்னு சொல்லிட்டு, அப்ப அந்தமாரி ஏதாச்சும் பாடல் உங்களுக்கு கேட்கும்போது, உங்களேயே அறியாம நீங்க நடனம் ஆடுனீங்களா? இல்ல உங்களுடைய தோழர்களோ! இல்ல மற்றவர்களோ! யாராச்சும் நடனம் ஆடுனத பாத்தீங்களா?